நம்ப நிறைய இந்த தெருவுலலா வந்து, இந்த உணவுகள்லாம் வந்து அழகா விப்பாங்க இல்லையா? ஒரு கையேந்தி பவன் மாரி. அ இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ப பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கும். போயி சாப்பிடனு அப்டீனு தோனும். அதே மாதிரி உங்களுக்கு தெரு உணவுகள் அப்படின், சொன்னாலே உங்க வாழ்க்கையில வந்து, என்ன விஷயம் ஞாபகம் வரும்? அதெல்லாம் எப்படி நீங்க சாப்டிங்க, அப்படினு கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா?
கண்டிப்பாங்க. இந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து இந்த தெரு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அப்டின்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. தெரு உணவுகள். அது சாப்பிட ரொம்ப புடிக்குங்க.
ஆமாங்க. சூப்பருங்க!
ஆமா. நான் வந்துட்டு எங்க ஊர் கிராமம் தான். பெரிசா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு பெரிய நிறைய விஷயங்கள்லாம். அப்ப இல்ல. சோ, என்ன பண்ணுவேன் அப்டீனா, நானு எங்க அண்ணா வந்து இருக்கான். அவன் வந்து ஊர்ல இருந்து வந்தா, நாங்க வந்து இந்த காளான் ரோட்டு கடை காளான்னு இப்ப இருக்கும் இல்லைங்களா?
சரிங்க. ஆமாங்க.
அத அப்போமே வித்துட்டு இருந்தாங்க. அப்போல அது வெறும் ரூ. 10 தாங்க. அ எங்க அது எங்க ரிலேஷன்‌க்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான். அதுவும் நான் அவர் போய் இவர் தான் சொல்லிவிட்டார்னு சொன்னா ரூ. 10 போவ ரூ. 30 குடுப் போட்டு விடுவாரு ரூ. 10.
சரிங்க. சூப்பருங்க! சூப்பருங்க!
அவ்ளோ ஒரு டேஸ்ட்‌டா இருக்குங்க! எங்க அம்மாச்சி அதுக்கொரு ஒரு மோசமான பேரு வச்சிருக்காங்க. அத சொல்ல விரும்பல. அத பாத்தாலே, அவுங்களுக்கு வந்து வாமிட் வரும்னு, எங்கள சாப்பிடவே விடமாட்டாங்க. ஆனா நானும் எங்க அண்ணனும்.
சரிங்க. ஏங்க? அது பாக்க நல்லா தானே இருக்கும். பாக்க நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்‌டும் நல்லாருக்கும், இல்லையா?
அதுல அந்த காளான்னு சொல்லிட்டு, அ அந்த காளானே போடமாட்டாங்க இல்லைங்களா? முட்டைகோஸ் மாரி இருக்கும். செகப்பா ஏதோ ஒண்ணு இருக்கும், அவுங்களுக்கு. ஃபுல்‌லா மைதாவா இருக்கும். இதெல்லாம் உடம்புக்கு கேடு. அப்டீன்னு, வயசானவங்க நம்ம நல்லது தானே சொல்ல செய்வாங்க
ஆமாங்க. அப்படி சொல்லுவாங்களா?
சோ அப்டி இருக்கும் போதுட்டு, அ சின்ன வயசுலயே இந்த மாரி அடிக்ட் ஆயிட்டாங்களா, அதேமாரி இந்த பானிபூரி அப்டீன்னா, "அடையார் ஆனந்த பவன்" கடை இருக்கு இல்லைங்களா? அங்க வந்துட்டு பானிபூரிக்கு ஒரு இனிப்பு தண்ணீ, ஒரு கார தண்ணீ குடுப்பாங்க.
ஆமாங்க. அது ரொம்ப புடிக்குமா உங்களுக்கு?
அதே மா அ. ஆமா. அது ரொம்ப புடிக்கும் எனக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த மாரி விஷயங்கள். சின்ன வயசுல இந்த குறிப்பிட்ட ஃபுட். அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லயே ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாரி விஷயன்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த சில்லி சிக்கன், இது மாரி விஷயங்கள்லாம், நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். போய் தேடி, தேடி, வன் பயங்கரமா சாப்பிடுவோங்க. திருப்பூர்ல கூட எங்க ஸ்கூல் டைம்லலாம் நாங்க போனோன்னா, ஒரு ஆ, முஸ்லீம் தெரு இருக்கும். அங்க போனோம்ன்னா, ஒரு சமோசா இருக்குங்க. செம்மையா இருக்கும்ங்க. உள்ள வந்துவிட்டு முட்டைக்கோஸு, சிக்கன் இது மாரி விஷயங்கள்லாம், ஸ்டஃப் பண்ணி விப்பாங்க. இப்ப வரைக்குமே அத நான் போனா
ஆமாங்க. சரிங்க. சூப்பருங்க! சூப்பரா இருக்கும் இல்லையா? கேட்கவே நல்லா இருக்கு. அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க எப்படி ஆ முதல்ல வந்து சாப்பிட கத்துக்கிட்டீங்க?
ஆமாங்க. கண்டிப்பா. சாப்பிட கத்துக்கிட்டேன்லாம் இல்ல. ஏன்னா பெருசா எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எங்க அப்பா விரும்ப மாட்டாரு. எங்க அம்மா அப்பப்ப இந்த சமோசா சாப்டுவாங்க. ஆனா நான் இந்த மாதிரி வெளிய போம்போது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் என் ஃப்ரெண்டு அவன் அ சொல்லுவான். கண்ட கண்டதும் சாப்பிடுவாங்க. எது எது கிடைக்குதோ இந்த மாதிரி சமோசா அந்த மாதிரி அங்க ஃபிஷ் நிறைய விப்பாங்க பிரான்லாம் விப்பாங்க அப்போவெல்லாம் சி சின்ன பையன் தான பிரான்லாம் புதுசு.
சரிங்க. சூப்பருங்க. ஆமாங்க.
ஆமா. அப்போ எல்லாம் பய இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப புடிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் பெரியவுங்களாக பெரியவுங்களாக அப்டியே நம்மளோட ஆசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய சாப்பிடுவோம் இல்லைங்களா? அப்படி வந்துட்டு என் காலேஜ் டைம்ஸ்‌லும் இதே மாதிரி அ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்டதுண்டு. இப் அப்புறம் முக்கியமா நான் படிக்கிறக்காக சென்னை போயிருந்தேன்.
ஆமாங்க. சூப்பருங்க. சரிங்க.
அப்ப நானும் எங்க நான் லவ் பண்ணீட்டு இருந்த பொண்ணும் வந்துட்டு, போயி தெரு தெரு தெரு தெருத்தெருவா திரிவோம்னு சொல்வாங்க பார்த்தீங்களா? அப் அப்படி தான் திரிஞ்சுக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு அப்
ஆமாங்க. அப்டிதான் திரிஞ்சிட்டு இருந்தீங்களா? என்னங்க சொல்றீங்க?
ஆமா. எங்க அப்பார்ட்மெண்டுக்கு முன்னாடியே இந்த காளான் கடை ஒருத்தரு போடுவாருங்க. அவரோட காளான் சூப்பரா இருக்கும். அவரே வந்து இந்த மசாலா பூரியுமே போட்டு தருவாரு. அவங்களுக்கு வந்து அவங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் இந்த அ ரோட்டு கடையில பானிபூரி, மசால் பூரிலாம் சாப்ட்டேன். ஏன்னா, அந்த வடக்கு நண்பர்கள்லாம் வைப்பாங்கில்லைங்களா அந்த அந்த பானிபூரி ரூ. 10 தான் சொல்லுவாங்க.
சரிங்க. சூப்பருங்க. ஆமாங்க. ஆமாங்க.
6 பூரி ரூ. 10 சொல்லுவாங்க. டக்குன்னு கைய விட்டு கைய விட்டு மோந்து குடுப்பாங்க. ஃபர்ஸ்டு பார்க்க புடிக்கவே இல்ல. "என்ன பண்றது டேஸ்ட் நல்லா இருக்கே!" <chuckles> அப்பிடின்றமாரி சாப்பிட்டறது. கடைசில ஒரே 1 பூரி மட்டும் வெறும் பொடி மட்டும் போட்டுக் குடுப்பாங்க.
ஆமாங்க. அந்த அ கருப்பு உப்பு வந்து போட்டு தருவாங்க அதுல. இல்லையா?
ஆமாங்க. அது ரொம்ப டேஸ்ட்‌டா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பழகிட்டேன். அப்புறம் வந்துட்டு, இந்த அவங்கக்கூட சேர்ந்து தான் இந்த சமோசா, சுண்டல் இந்த மசாலா பானிபூரி, மசாலா பூரி இந்தமாரி விஷயங்கள், தஹி பூரின்னு அந்த தயிரிலேயே இந்தமாரி செய்வாங்க இல்லைங்களா? இந்தமாரி விஷயங்கள்லாம் நெறையா சாப்பிட்டோம். அப்புறம், அப்புறம் இந்த உளுந்து வடல்லாம் சாப்பிட பழகினங்க. பெருசா நான் அப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டவனே இல்ல. ஆனா, இந்த அவுங்ககூட போயிட்டு உளுந்து வட, இந்த ரசவடை இந்தமாரி விஷயங்கள்லாம் நெறையா சாப்பிட்டோம். அப்ப நாங்க ரெண்டு பேரும் சவர்மா நல்லா அடிச்சு நொறுக்குவோங்க. நைட் ஆனா, ஒரு 40, ரூ. 50 எங்க லோவ் பட்ஜெட் ஷவர்மா இருக்குன்றமாரி தேடுவோம்.
ஆமாங்க. சூப்பருங்க! சரிங்க. சூப்பருங்க! சூப்பருங்க! எல்லாமே வந்து ஒரு அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. என்னென்னலாம் இருக்கும்? எந்தெந்த தெருவுல என்னென்னல்லாம் இருக்கும்னு இல்லையா? உங்களுக்கு எல்லாமே அது தெரியும்.
கண்டிப்பாங்க. ஆனா, எவ்வளவு நாளுக்கு அப்புறம் என் வயிறுல அது குடல்ல ஓட்ட விழுகுதுன்னு தெரியல. சோ, அந்த அளவுக்கு நாங்க அங்க சாப்பிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன கிடைக்கிதோ, அவ்வளவும் சாப்பிட்டோம்ங்க. எங்களுக்கு ஒரு எல்லையே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். சாயந்திரம் ஆனா அப்படியே 2 பேரும் மூஞ்சி, மூஞ்சி பார்ப்போம், அவ வந்து டீ குடிக்க போலாம், லெமன் டீம்பா. நானும் சரி வந்து தொல அப்டீன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவேன். அப்புறம் அப்பிடி போம்போது, அப்டீயே கொஞ்சம் தூரம் போனா, அந்த இடத்தில புதுசா ஒரு அண்ணன் அப்ப தான் சுட சுட சிக்கன் அன் சூப், சிக்கன் சூப், ஆட்டுக்கால் சூப்பும், சிக்கன் சில்லி சிக்கனும் பொருச்சிக்கிட்டு இருப்பாரு. அவ்வளவு ஒரு ஃபிரஷா இருக்கும். அவர்க்கிட்ட டெய்லியுமே.
கண்டிப்பாங்க. சூப்பருங்க! சரிங்க. சூப்பருங்க!
அந்த சிக்கனுக்குள்ள அந்த சூப்புக்குள்ள அந்த சிக்கன், சில்லி சிக்கன் தொட்டு சாப்ட்டா, அப்டியே, சொர்க்கத்திலயே மெதக்ற மாரி இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும்.
சூப்பருங்க! அதுவும் வந்து நீங்க சொல்லும் போதே, எனக்கே வந்து ஆ எச்சி ஊறுதுங்க. அதாவது அந்த ஆட்டுக்கால் சூப்‌பும், அந்த சில்லியும் ஒரு பயங்கரமான காம்பினேஷன்ங்க.
ஆமா. கண்டிப்பா. அது ஆக்சுவலா அந்த காம்பினேஷனே எனக்கு தெரியாது. இப்புடி தொட்டு சாப்ட்டா, நல்லாருக்குன்னு தெரியாதே. என் மனைவி அப்ப காதலியா இருந்தாங்க இல்லைங்களா! ஆ இப்ப கல்யாணம் ஆயிருச்சு அவுங்க கூட.
ஆமாங்க. சரிங்க.
ஆனா. அப்ப அதான் என்ன பண்ணுவோன்னா, சில்லி சிக்கன பிரிச்சு, அந்த சூப்‌க்கு உள்ள போட்டு, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அ சோ, இந்த மாரி விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த பாண்டி பஜார்லாம் சென்னை போனோன்னா, ஒரு டைம் அந்த தட்டு இட்லி, அங்கு அந்த பரோட்டா, அங்க கலர் கலரா நிறைய சிக்கன் இருக்கும். இல்லைங்களா?
ஆமாங்க. அதெல்லாம் சாப்பிடுவீங்களா?
ஆமாங்க. அதெல்லாம் சாப்பிடுவோம். அ. ஆனா, அது பெருசா எங்களுக்கு ஒரு சில டைம் தான் சாப்ட்ருக்கோம். 1, 2 டைம் தான் சாப்ட்ருக்கோம். பெரிசா டேஸ்ட் இல்ல. ஆனா, மனைவி கூட சேர்ந்து அந்த இடியாப்பம், இந்த மாரி விஷயங்களையும் சாப்பிட கத்துக்கிட்டேன். எங்க ஊர்ல பெரிசா இந்த இடியப்பம், அந்த மாரி விஷயங்கள்லாம், பெருசா இருக்காது.
புரியுதுங்க. இடியாப்பம், அந்த ஆட்டுக்கால் பாயால்லாம், ஒரு பயங்கரமான காம்பினேஷன்ங்க அது. நீங்க சாப்ட்ருக்கீங்களா?
ஆமாங்க. கண்டிப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம், இடியப்பம் ஆட்டுக்கல் பாயா, பெருசா நான் நெறைய டைம் ட்ரை பண்ணிக்கிறியான்னு கேட்டிங்கன்னா, இல்லை. பட் எங்க ஊர்ல வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு, இடியப்பம் அ சாரி பரோட்டாவும், ஆட்டுக்கால் பாயா, எங்க அம்மா செஞ்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் மனைவி வீட்டுக்கு க கல்யாணம் பண்ணிட்டு அவுங்க பாட்டி வந்து செஞ்சிருந்தாங்க. ஆட்டுக்கால் பாயாவும், இடியாப்பமும். ஆக்சுவலா அப்பதான் தெரியும். அவ்ளோ சாஃப்ட்டா ஒரு ஆட்டுக்கால் பாயா, ஒரு டேஸ்ட்டா நான் சாப்ட்டதே இல்லை. இதுவரைக்கும். அவுங்க கிட்டயே சொன்னேன். பா இப்ப ஸ் நினைக்கும்போது, எனக்கு பசி பயங்கரமா வருதுன்னு வச்சிக்கோங்களேன்.
சரிங்க. சரிங்க. புரியுதுங்க. நிச்சயமாங்க.
அந்த அளவுக்கு செஞ்சிருந்தாங்க. அப்பறம் அங்க இப்ப சென்னையெல்லாம் நாங்க போனோம்னா, நானும் என் மனைவியும் இந்த மாரி விஷயங்கள் எங்காச்சும் தெரு தெருவா போய் சாப்டுவோம். ஏனா, அவுங்க வீட்ல கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவுங்க அப்பா சொல்லிகிட்டே இருப்பாரு எங்க மாமனாரு. சோ, அதனால அந்த மாரி சாப்பிடுறதில்ல.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. புரியுது. ஏனா வந்து ந கண்டிப்பா பெரியவங்கன்னா வந்து அந்த நல்லதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? "இப்படிலாம் பண்ணாதீங்க, இப்படிலாம் சாப்டாதீங்க" அப்டின்னு.
கண்டிப்பாங்க. இப்ப கூட கல்யாணம் பண்ணிவன்ட்டா, என் மனைவிக்கு வந்து மத்தியானம் ஆனா, அந்த மசால் போண்டா வாங்கி தருவேன். நல்லா அடிப்பாங்க. குட்டி, குட்டியா எங்க ஊ எங்க ஊர்ல 3 போண்டா ரூ. 10 விப்பாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டா இருக்குங்க. அதாகட்டும் ஈவ்னிங் ஆனா, உளுந்து வடை விப்பாங்க. அதுவும் அ அவரு கிட்டேயே தான். அவரு கிட்ட ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் போனா ஃப்ரெஷ், ஃப்ரெஷ்ஷா போட்டு தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
சூப்பர்‌ங்க. இந்த வட, இந்த உருளக்கெழங்கு போண்டா, இந்த மசால் போண்டா, பஜ்ஜி இந்த மாரிலாம் வந்து போடுவாங்களா?
ஆமாங்க.
சரிங்க. அங்க நீங்க நானு எப்படி வாங்குவீங்க? அதாவது 1 நாள் விட்டு 1 நாள் வாங்குவீங்களா? இல்ல தினமும் கொஞ்சம் "2 ஆச்சும் சாப்டறணும்பா" அப்டின்ற மாரி வாங்குவீங்களா?
தெனமும் வாங்குனா மண்டைய போட்றனுங்க. தெனமும் வாங்க மாட்டோம். ஆனா, எப்பப்ப திடீர்ன்னு தோணும்ங்க அந்த
சரிங்க. இல்ல. இந்த பண்டிகை இந்த மாரிலாம் வரும்ல. அப்பலாம் போய் வாங்குவீங்களா? அந்த மாரி கேட்கிறன்.
இல்ல, நாங்களே இப்ப தான் அந்த கடையே வந்து, ரீசென்ட்‌டா ஒரு பத் ஒரு 20, 30 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கே, கொஞ்சம் ஆள் ரொம்ப வருஷமா இருக்கு. எங்க ஊர்ல. பட் நாங்க வாங்குனது இல்ல. இப்ப தான் எங்க பாட்டியோ, யாரோ சொல்லி நல்லாருக்குன்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சோம். அவுங்களுக்குமே ரொம்ப புடிச்சிருந்துது. அப்புறம் எங்க மனைவிக்கு முட்ட பப்ஸ். அப்படினா, ரொம்ப புடிக்கும். எங்கயாச்சும் போனா அதை சாப்பிடணுன்னு விரும்புவாங்க. ஆனா, அப்புறம் அது மைதால செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, "ஆ" அப்படின்ருவாங்க. இப்போ லாஸ்ட்டா போன நாங்க வெளியே போனப்ப கூட, அ சின்ன வயசுலலாம் சாப்ட்ட சொன்னல அந்த சமோசாவ நானுமே ரொம்ப நாள் ஆயிருச்சு. சாப்ட்டு ரொம்ப வருஷங்களே ஆயிருச்சு. அந்த எடத்தில அப்புறம் அந்த ரொம்ப குறுகிய எடமா இருக்கும். கார டக்கு டக்குன்னு நிறுத்தி, அவுங்களுக்கு வாங்கி குடுத்தேன். ரோட்லயே நின்னுட்டு, ரோட்ல ஓரமா நிப்பாட்டிட்டு, ஆளுக்கு 2 சமோசா சாப்ட்டோம். அப்டியே கொதிக்க கொதிக்க சரியான டேஸ்ட்டுங்க அது. அதுவும் இப்ப குளிர் காலம் வேரைங்களா, அப்டியே இந்த மாரி சூடா சாப்ட நல்லாருக்கும். அப்புறம் அதே ரோட்ல போனா, சிந்தாமணி ஷவர்மா அப்படிங்கறது, ஒண்ணு ஃபேமஸ். எங்க ஊர்ல இந்த சிந்தாமணி ஆ சூப்பரா இருக்குங்க. சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், இந்த மாரி சிக்கன்லாம் ஃபேமஸ். ஸோ அதே பேர்ல கொஞ்சம் காரமா அந்த கூவோஸ்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். பயங்கர டேஸ்ட்டா இருக்குங்க. போட்டு நல்லா அடிச்சுட்டு, அப்புறம் அந்த ஹா தியேட்டருக்கு பக்கத்திலயே இன்னொரு பார்பிக்யூ கடை இருக்கு. அவரு வந்துட்டு நாங்க போயிருந்தோம். ஒரு 10 நாள் முன்னாடி கூட, பார்பிக்யூ. ஃபிஷ் லாலிபாப். அ இந்த லெக் பீஸ்லாம் வச்சிருந்தாரு. அவரோட மயனஸ் அவ்ளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. மையனஸ்ல்லாம் உடம்புக்கு கேடுன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே, அங்கயே உக்காந்துட்டு நானும் அவளும் கிட்டத்தட்ட, ஒரு மூணு நாலு டைம் அத வாங்கி ஊத்தி, சும்மா வெறும் எலும்ப வச்சு கூட அதை சாப்ட்டுக்குட்டு, இது பண்ணிக்கிட்ருந்தோம். அந்த தெருவுலயே நார்த்
கண்டிப்பாங்க. சூப்பர்‌ங்க. சரிங்க. சூப்பர்ங்க. ஆமாங்க. சூப்பருங்க. அத சாப்ட்டீங்களா, நல்லாருக்குமா? சூப்பருங்க. சரிங்க. சரிங்க. சூப்பர்ங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும், இல்லையா? அந்த காம்பினேஷனே இந்த மயோனஸும், அந்த பார்பிக்யூ.
ஐயோ! சொல்லவே முடியாதுங்க. அதுவும் இந்த மையனஸ், ஒரு சில எடங்கள்ல வெஜ் மையனஸ் புளிக்கும். அது வந்து எனக்கு சுத்தமா புடிக்காது. ஆனா, இந்த மையனஸ் பயங்கர டேஸ்ட்டு. அதேபோல அந்த தெருவுலயே ஒரு அ ஒரு வடஇந்தியர் வந்து, ஒரு சுண்டல் சமோசா சுண்டல் போட்ருந்தாருங்க. பயங்கரமான டேஸ்டுங்க. பிரிச்சு ஒதறிட்டாரு. அவுங்க ஒரு பிளேட் சாப்புட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்து கடையில இன்னொ இன்னொரு வடக்க நண்பர். அவருமே வந்துட்டு
சரிங்க. சூப்பருங்க. அதாவது, நீங்க அழகா அந்த தெருவுலயே நடந்து போயி, இந்த விஷயத்தை எல்லாமே வந்து சாப்ட்ருக்கீங்க. இல்லையா?
ஆமாங்க. ஒரு கடை போனா என் மனைவி அடுத்த கடையப் பாப்பா. அவ சாப்பிட்டு இருக்கும்போது நான் அடுத்த கடைய பார்ப்பேன். இப்படியே 2 பேருக்கும் வாழ்க்கை ஓடிக்கிட்டிருக்கு.
சூப்பருங்க! அடடா! 2 பேரும் மாத்தி மாத்தி இந்த கட போலாம். இந்த கட போலாம்னு போய் வரீங்க.
கண்டிப்பா. ஆனா, என்னென்னா ஒரு சில டைம்ல இதெல்லாம் வந்துட்டு இந்த கேஸ்ட்ரிட்டிஸ், அல்சர் இந்த மாதிரி விஷயங்கள கண்டிப்பா தூண்டக்கூடிய விஷயங்கள் தான். வாரத்துல ஒரு நாள், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கும்போது கண்டிப்பா அது எதுவும் பெருசா பண்ண போறதில்ல. அது வந்துட்டு நாங்களே அளவு பண்ணணும்னு நினைச்சு, இப்ப நிறையா <chuckles> நாங்களே வீட்ல வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அ காலைல ஆனா கவனிக்கஞ்சி, மத்தியான ஆனா இந்த மாதிரி அ சிறுதானிய உணவு வகைகள் அந்த வரகு அரிசி, சாமை, குதிரைவாலி அரிசி, இப்படி போயிட்டுருக்கும். ஸ்வீட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். எங்க மனைவிக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும் அ பக்கத்திலேயே கூட ராகில செஞ்ச ப்ரௌனி சாப்பிடுறாங்க. ஆனா, என்ன இருந்தாலும் ஸ்வீட், ஸ்வீட்டு தான். ஸோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் குறைக்கணும். ஆனா, இந்த தெரு ஃபுட் அப்படின்னு வரும்போது, அ எங்க 2 பேருக்கும் அப்படியே கண்ணு பெருசாகும், மனசுல ஜாலியாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லா நடக்கும் ஒருத்தரு
சூப்பருங்க! ஆமாங்க. ஆமாங்க. சரிங்க. சூப்பருங்க! சூப்பருங்க! கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப அழகான விஷயம் இல்ல. அதுப் அந்த தெரு அந்த ஸ்ட்ரீட் புட்‌ அ பார்த்தோனே நீங்க சந்தோஷமாகுற ஒரு விஷயம் இல்லையா?
கண்டிப்பா. ஒருத்தரு வேணாம்னு சொல்லுவோம். இன்னொருத்தரு வந்து அப்படியே ம்னு பார்ப்பாங்க. அப்பறம் இன்னொருத்தரு "அ சாப்பிடறலாம்" அப்டிபாங்க. இந்த மாரி இப்பிடியே போய்ட்டே இருக்குங்க. எங்க ல அ லைஃப் லாங் அப்படியே. இப்படி தான் லைஃப் லாங் இருக்கப்போறோம். இருந்தாலுமே, கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறது நல்லதுங்க அவ்ளோ தான்.
கண்டிப்பாங்க. சாப்பிட்லாம். ஆனா, அது வந்து அது எவ்வளோ குறைக்கணும்? எவ்வளோ அளவு சாப்பிடனும்னு இருக்குல்ல?
அ. அது ரொம்ப முக்கியம்ங்க. கொஞ்சம், அ நமக்கு தெரிஞ்ச அண்ணா கடை அந்த மாரி விஷயங்கள் வச்சுடீங்கன்னு வச்சுக்கோங்களே, அவங்களே ரொம்ப பழசு அந்த மாரி விஷயங்கள் இருந்தா குடுக்றதுக்கு யோசிப்பாங்க. அந்த மாரி கொஞ்சம், கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச கடை ,டெய்லி ஃபிரெஸ்ஷா போட்ற கடை இப்படி பார்த்து போனா, அதுக்கு அப்பவுமே டெய்லியும் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம், கொஞ்சம் கொறச்சுக்கறது நல்லது. கொஞ்சம் தெரிஞ்ச கடைக்கு போனா கொஞ்சம் ஃபிரெஸ்ஷா இருக்கும்னு சொல்ல வர்றேன்.
கண்டிப்பாங்க, அந்த தெரு உணவுகள்லயும் வந்து நெறைய வந்து இந்த அ ரொம்ப வந்து சுகாதாரமா வந்து உணவுகள் விக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லையா? அந்த மாரியும் வந்து தேடில்லாம் நீங்க போய் சாப்பிட்டுருக்கீங்களா?
அ சுகாதாரமா இருந்தா டேஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கறேங்க. நாங்க அப்படியெல்லாம் தேடி சாப்பிட்டதே இல்ல. நாங்க வந்துட்டு எந்த கடையில எது நல்லாயிருக்கோ கண்ல பார்த்து அது புடிச்சா சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா, ச ரோட்டு கடைக்குன்னு போய்ட்டாலே அதில உட்காந்து என் ஹைஜீன் இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, அ இந்த ரெஸ்டாரண்ட் மாரில்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ரோட்டு கடைனா ரோட்டு கடை தான். ரோட்டுல இருக்கு, அதுதான் அதனால தான் ரோட்டு கடை. அப்படி நீங்க போய்ட்டு நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பட், எதா இருந்தாலும் அளவா வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
என்ன சொல்றீங்க? நிச்சயமாங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது, உங்க வாழ்க்கையில வந்து தெரு உணவுகள் வந்து நீங்க சின்ன வயசுலேருந்து எப்படி எடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரியே வந்து எப்படி க் வந்து கொஞ்சம் வந்து உங்க மனைவியோட நீங்க எவ்ளோலாம் வந்து, இந்த தெரு உணவுக்கள வந்து அழகா ரசிச்சு வந்து சாப்ட்டீங்கன்னு, ரொம்ப அழகா நெறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. மிக்க நன்றி!
நன்றீங்க!